ம். அந்த மாரி நம்ம மனுஷங்களா நமக்கு 6 அறிவு இருக்கு. நம்ம வந்து இயற்கைய காப்பாத்தணுன்ற நிலைமைல்லாம் போயி இப்ப மனுஷனையே மனுஷன் காப்பாத்த வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு நாம வந்துட்டோம். ரொம்ப மோசமா இருக்கு. ம்.
ஆமா. சொன்னீங்க. இப்ப நீங்க அதே மாரி தான். அ இப்ப வந்து பொதுவாவ இத தவிர்த்து வேறந்த இயற்கை அந்த அலியரும்ன்ன பார்த்தீங்கன்னா, த இப்ப பெருநகர் அ அப்டி இந்த செனைல்லாம் பார்த்தீங்கன்னா. முன்ன அந்த ஏரியெல்லாம் காணாமே போயிடுச்சான். அதுக்கு பதிலா இந்த பில்டிங்னு ஒண்ணு கட்டி அப்பார்ட்மென்ண்ட்ட கட்டி கட்டி. இந்த முன்னாடி உள்ள அந்த மேப்பு இருந்ததுக்கும், இப்ப உள்ளதுக்கும் அந்த இதே வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அத பத்தினா உங்க கருத்து சொல்ல முடியுமா?
ம். ம்ஹ்ம். ஆமா. ம். ஆமா. கண்டிப்பாங்க. ம். ஆமா. ம்.